கண்டிப்பா. அவங்க அவங்களுக்கு உண்டான விழிப்புணர்வு வேணும். அதாவது இப்போ நான் என் வீட்ல எப்டி சொல்லிக் குடுப்பேன்னா, என் குழந்தைக்கு கொஞ்சம் கூட தண்ணீிய செலவு பண்ணக்கூடாது. தேவையில்லாத செலவு பண்ணக்கூடாது. தேவையில்லாத அந்த கீழ கொட்டக்கூடாது. இப்ப குழந்தைங்களுக்கே பார்த்தீங்கன்னா, குடிக்கிற தண்ணீ வழிய வழிய ஸ் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு குடுத்து அனுப்புறோம் பாட்டில்ல. அந்த குழந்தை மத்தியையும் குடிக்குமா? குடிக்காது. அதுல பாதிய கீழ கொட்டும், அ தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணும் அந்த குழந்தைங்க. அதுக்கு அந்த குழந்தைக்கு எ குடிக்குமோ, அதுக்குண்டான ஒரு அளவு மட்டும் நம்ப பாட்டில்லயே குடுத்தோம்ச்சா, அந்த குழந்தைக்கு தெரியும். தண்ணியோட சிக்கனம் இப்டிதான் இருக்கணும். நம்ம அம்மா நமக்கு சொல்லிக் குடுத்துருக்காங்க. தண்ணீய மிச்சம் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. தண்ணீய செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது 4 குழந்தை சொல்லிக் குடுக்கும். அது சொல்லிக் குடுக்குற பட்சத்துல, அவங்களுக்குள்ளேயே ஒரு விழிப்புணர்வு வந்து குழந்தைங்க வந்து தெய்வங்களுக்கு சமம்ன்னு சொல்றோம். அவங்கள தெரிஞ்சுட்டாலே போதும். தண்ணீங்குறது ஒரு வீட்ல எவ்ளவோ மிச்ச பண்ணிரலாம்.
ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். ஆ. ஓ! ஓ. ம். ம். ஆ இப்போ வந்து மின்சாரத்துக்கு பணம் கட்டணும்னு வச்ச ஒனே எல்லாரும் மின்சாரத்த பாாரத்து பாார்த்து பயன்படுத்துறாங்க. ஆனா தண்ணீர் வந்து இலவசமா நிலத்தடியில கிடைக்கிறதுனால அவங்களுக்கு அதோட மரியாதை தெரியல. அது மாரி நிலத்தடி நீர பயன்படுத்துறதுக்கும் இனிமேல் க பணம் கட்டணும். அப்டின்னு ஒரு வ ஒரு கொண்டு வந்தா அப்பயாவது வந்து மக்கள் மாறுவாங்கன்னு நெனைக்கிறீங்களா?
கண்டிப்பா. கண்டிப்பா. அப்டி ஒரு நெலைம வந்ததுன்னா, நிச்சியமா மக்கள் மாறி தானே ஆகணும். ஏன்னா, இப்ப த மின்சாரத்துக்கு இவ்ளோ இதுக்கு செலவு பண்ணா இவ்வளோ இது பைசா கட்டணுன்ற இது வந்துருச்சு. அப்ப அதே தானே நம்ம தண்ணீக்கும் அப்டிங்கிற பட்சத்துல எவ்வளவோ தண்ணீர் நம்ம மிச்சம் பண்ணிடுவோம். நம்ம மட்டும் கிடையாது. இதுல இதுல குழந்தைங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா, சிலர் வந்து வேணுன்ட்டே தண்ணீய தொறந்து விட்டுட்டே தண்ணீல விளையாடுறது நான்லாம் வந்து அதுமாரி தண் பாத் அந்த பாத்திரம் தேய்கிற பெண்கள் பார்த்தீங்கன்னா, டாப் அப்டியியே தொறந்து விட்டுருவாங்க. தேய்க்காது தேய்ச்சுட்டு தேய்ச்சுட்டு அத முடிச்சுட்டு பொறுமையா தொறந்துக்கலாமே! அத அவ்வளோ வது வேஸ்ட் பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது. எ எனக்கு தெரிஞ்ச தோழி பண்றது, எப்ப பாரு அவங்க வீட்ல தண்ணி எங்கேயாவது ஒரு இடத்துல சொட்டிக்கிட்டே இருக்கும். எனக்கு அவங்க வீட்டுக்குள்ள போனாலே எந்த இடத்துல தண்ணீ சொட்டுது எத நிறுத்தணும்? இப்டியே தான் என் மனசுல ஓடும். ஏங்க அங்க பாருங்க தண்ணீ சொட்டுது. இங்க பாருங்க, இந்த டாப் சரி பண்ணுங்க அப்டிங்கிற மாரியே நான் சொல்லிட்டே இருப்பேன் அவங்க வீட்டுக்கு போனாலே.
ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். ஆமாமா. ஆ. ஆ. புரியுது, புரியுது. அதாவது ம். புரியுது, புரியுது. அதாவது இப்போ நீர் மிச்சப்படுத்துறதுக்கு என்ன மாரியான வழிகள்லாம் இருக்கு? எங்கெல்லாம் அது வீணாகுதுங்கிறத உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில நீங்க சந்தித்த பல விஷயங்கள வச்சு விளக்கமா சொன்னீங்க. உங்களுடன் பேசியதற்கு மிக்க மகிழ்ச்சி.
உங்களுடன் பேசியது மகிழ்ச்சி. நன்றி.

நெறையா வழிகள் இருக்கு. தண்ணீன்னு பாத்தீங்கன்னா, நீரின்றி அமையாது உலகுன்னு சொல்லுவாங்க. அதுலயே பாத்தீங் அதுவும் சென்னை மாரி பெருநகரங்கள்லாம் தண்ணிய வந்து நாங்க காசு குடுத்து தான் வாங்கணுங்கிற நெலமையில இருக்கோம். அதுவும் லாரி தண்ணியா இருக்கட்டும், குடிக்கிற கேன் தண்ணியா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நாங்க பைசா குடுத்து தான் வாங்கி ஆவணும். இங்க எங்களுக்கு வேற வழி இல்ல. பூமியில தண்ணி இல்லாத எல்லாத்தையும் எல்லா கெ கெணறுகளையும் அடைச்சுட்டாங்க. அதனால என்னா ஆகுது? அடைச்சதுல வீடு கட்ட ஆரம்பிச்சோன்னே இருக்கற கெணறுகள்லாம் இதுவாயிடுச்சு. அப்ப அந்த எடத்துக்கு தண்ணி இல்ல இல்ல. அதனால வேற வழி இல்லாம லாரியில தான் வாங்கணும். அதே மாரி பாத்தீங்கன்னா, இங்க பக்கத்தில இருக்க ஏரிகள், குளங்கள் எல்லாமே வந்து தூர் வார்றது சரியா பண்றது கெடையாது. அதனால மழை தண்ணி எல்லாமே வீணா போயி அது எல்லா தண்ணியுமே தேவையில்லாத ரோட்ல சாக்கடையில தான் போய் கலக்குது. இதனாலேயே பாத்தீங்கன்னா, சென்னையில தண்ணி கஷ்டங்கிறது அப்படி ஒரு கஷ்டமா இருக்கும். ஆனா, ஒரு சின்ன மழை பெஞ்சா கூட எங்க ரோடெல்லாம் தண்ணி ஓடும். ஐயோ! இவ்வளோ தண்ணி வேஸ்ட்டா போகுதேன்ற அளவுக்கு நெறையா தோணும். இப்ப வீடுங்கள்லயே பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் நெறையா பேருக்கு என்னா பழக்கம்ன்னா? பல் தேய்க்கும்போது கூட அந்த டேப்ப தொறந்து விட்டுட்டே தான் பல்லு தேய்க்கணும். அதய நம்ம மூடி வச்சிட்டு அத மூடி வச்சுட்டு பல்ல தேச்சுட்டு நம்ம தொறக்க வேணுன்றப்ப தொறந்துக்கலாமே! அது மட்டும் பாத்தீங்கன்னா, குளிக்கும்போது, எல்லாருமே இந்த ஷவர்ல நெறையா பேரு குளிப்பாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் ஷவர்ல குளிக்காம, அந்த மக்ல எடுத்து குளிக்கிறதா இருந்தா தண்ணி எவ்வளவோ மிச்சமாகும். தேவையில்லாத சமயங்கள்ல தண்ணிய ரொம்பவே மிச்சம் பண்ணலாம். ம். அதே மாதிரி நம்
ம். ம். ம். ஆமா. ம். ம். ம். ம். ஆமா. ம். ம். ம். ஆமா. ம் ம். ம். ஆமா. ம். வேற என்னா? வேற என்னா மாரியான இதெல்லாம் நீங்க இப்போ உங்களுடைய சமையல் அறையில எப்படி மிச்சப்படுத்தலாம் தண்ணீர?

ஓ! சரி, சரி. இப்போ வந்து நம்ம தண்ணிய வந்து பூமிக்குள்ள விடுறதுனால பூமியோட நீர் மட்டம் வந்து உயரும்னு நெனைக்கிறீங்களா?
கண்டிப்பா நீர் மட்டம் ஏறதான் செய்யும். அதுவும் சென்னை மாரி பெருநகரங்கள்ல பார்த்தீங்கன்னா, இருக்குற ஏரி, குளங்கள் எல்லாத்தையும் அடச்சுட்டு அந்த இடத்துல முதல்ல அவங்க வீடு கட்டுறந்து நிறுத்தணும். ஏனா, இடம் இருக்கிறதுனால தான் அந்த ஏ அந்த ஒரு ஏரியாவா இருக்கலாம். அந்த ஒரு சுத்துப்பட்டார்த்துல எவ்வளவோ தகு எ பகுதிக்கு அது ஒரு நீர் பாசனமா இருக்குள்ளா இருக்கலாம். ஒரு விவசாயம் பண்றவங்களுக்குான ஒரு வழியா இருக்கலாம். ஆனா, இப்போ நம்ம என்ன பண்ணறோம், அந்த நெ ஏரியோ, குளத்தையோ அழிச்சுட்டு உடனே அது ஒரு ஃப்ளாட்ட கட்டிருணும். அந்த இடத்துல ஃப்ளாட்ட இருந்தா என்ன ஆாகும். கொஞ்சம் மழை காலத்தில அந்த த தண்ணி நிக்க தான் செய்யுது. அதான் அவங்க தவிர்த்துட்டு ஒரு நல்ல எடமா வாங்கி அந்த இடத்துல அவங்க வீடு கட்டுற முயற்சி பண்ணலாம். அரசாங்கமும் இதுக்கு ஒரு நல்ல ஒரு வழி வகுத்தாங்கன்னு வைங்களேன். நெறையாவே நம்ம மிச்ச பண்லாம்.
ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். ஆ. ம் ம். ம். ம். சரி, சரி, சரி. இப்போ வந்து வீட்ல இருக்குற நம்மளுடைய தண்ணீர் குழாய்கள்லாம் இருக்குல்ல? அது வந்து ரிப்பேர் ஆருக்கா? இல்லைன்னா, அதுல சொட்டு சொட்டா போம்போது இப்போ மக்கள் என்ன நெனைக்கிறாங்கன்னா, வந்து 1 சொட்டு தண்ணீர் தானே போயிடு போது. நானா வந்து நீங்க ஆரம்பத்தில சொன்ன மாரி "சிறுதுளி பெருவெள்ளமாயிடும்." அப்போ வந்து நெறைய தண்ணீர் வீணாகுதுல்ல? அதுக்கு என்ன மாரியான நடவடிக்கைகள் எடுக்கலாம்?
ம் ம். ஆம். ஆமா. ம், ம். நாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளாட்ல இருந்தோம். அது பக்கத்தல ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வீட்ல தண்ணீ சொட்டிக்கிட்டே தான் இருந்தது சமையல் கட்ல. அவங்க அது க ஒரு பெரிய விஷயமாவே அங்க எடுத்துக்க மாட்டாங்க. நான் ஆனா அவங்க வீட்டுக்கு போம்போதெல்லாம், ஐயோ! இவ்வளோ தண்ணீ சொட்ட விடுறீங்களே அதுக்கு ம <tsk> ஏதோ ஒரு வழி பண்ணி அத அடைக்கக்கூடாதா. ஒரு பிளம்பர கூப்பட்டு பண்ணக்கூடாதா. அவர் வந்தார்ன்னா என்ன ரூ.100 கேட்கப்போபறாரு. அத குடுத்து முடிச்சுருங்களேன் அப்டின்னுவேன். ஆ அது இல்ல கொஞ்சம் தானே தண்ணீ. இதுக்கெல்லாம் போனா போட்ட போ அப்டின்னருவாங்க அவங்க. ஆனா, அவங்க ஒரு வாட்டி ஊருக்கு போய்ட்டாங்க. அவங்களுக்குன்னு உண்டான அந்த சொட்டிக்கிட்டே இருந்த தண்ணீல. மத்த 4 வீடுக்குமே ஏத்துற தண்ணீ எல்லாமே வேஸ்ட்டா போயி்டே இருந்தது. நாங்க எல்லாருக்குமே யோசிக்க ஆரம்பிச்சுட்டோம். ஐய்யோ! தண்ணி யாருமே உபயோகிக்கல. ஆனா தண்ணி எப்படி காலிய ஆயிடுச்சு. ஏன்னா, ஒரு 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம் ஏன்னா, அந்த ஓட்டை வந்து பெருசாயிட்டுருக்கு போல. அவங்க போன சமயம் அது ரொம்ப அப்டியே ரொம்ப வேகமா கொட்ட ஆரம்பிச்சுட்டுருக்கு. அந்த பைப்லருந்து. அதுல பார்த்தீங்கன்னா, அவங்க ஊர்லேருந்து திரும்பி வர வரைக்குமே ஒரு நாளைக்கு 2டே, 2 தடவ தான் மோட்டர் போட்டுட்டுருப்போம். அவங்க ஒரு 4 நாள் கழிச்சு ஊருக்கு வரதுக்குள்ள 8 வாட்டி 1 நாளைக்கு போட ஆரம்பிச்சுட்டோம். தண்ணீ ஏறுல ஏறுற அவங்க ஊ என்னன்னு என்னால கண்டே புடிக்க முடியல. ஏன்னா அவங்க தான் வீட்ட பூட்டிட்டு ஊருக்கு போயிருக்காங்க. எங்களுக்கா, ஆனா தண்ணி கொட்டுற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. எங்க கொட்டுதுன்னு தெரியலயே தெரியல. அப்புறம். எங்க ஃப்ளாட்ல ஒரு வாட்ச்மேன் ஒரு பெரியரு ஒருத்தர் இருப்பாரு. அவரு அப்படியும் சுத்தி சுத்தி வந்து க ஒரு ஒரு வீடா பார்த்துட்டு வந்தாரு. அப்பதான் இவங்க சென்னலுக்குள்ளேருந்து எட்டி பார்த்துருக்காரு. சமையல் கட்டு ஜன்னல்ல பார்த்தா, அங்க சொட்டிட்டு இருக்கு. கொட்டுது தண்ணி அப்டின்னு சொல்ட்டு. அப்புறம் உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அந்த ஓனர்கிட்ட சொல்லி அவங்கள வர வச்சு, அப்புறம் வேற அவங்க வெளியூர்ல இருக்காங்க உடனே அவங்களால வரவும் முடியில. சரின்னு அப்புறம் அவவுங்க சொந்தக்காரங்க ஒருத்தங்கள்ட்ட அவுங்க சாவி ஏதோ இருந்துக்கு போல அந்த ஓனர்கிட்ட யார்கிட்டயோ, அவர்கிட்ட சாவிய குடுத்த அனுபிச்சு அதுக்கப்புறம் ஒரு ஆள கூப்பட்டு அந்த தண்ணீய நிறுத்தி கஷ்ட்டப்படாத படாத கஷ்டோம் பட்டுட்டோம் வந்த 4 நாள் அவங்க ஊருக்கு போய்ட்டு வர்றதுக்குள்ள. அவங்களுக்கும் அதோட சம்ம புத்தி வந்துருச்சு அதுலேருந்து. உடனே ஆள கூப்ட்டாங்க, பைப்ப மாத்தி உட்டுட்டாங்க அதுவரைக்கும். எத்தனையோ வாட்டி சொல்லி கேட்கல அவங்க.
ம். ம். ம். ம். ம். ம். ம். ம் ம். ம். ம். ஆ. ம். ம். ம். ம், ம். ஆ, ஆ. ம். ம் ம். ஆ அப்புறம். கண்டுபிடிச்சுட்டீங்களா? எ எங்கே ஓட்டை இருக்குன்னு? ம். ம் ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். ஆ. ஓ. இந் ஆ.

ஆ, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நிலத்தடி நீர் இருக்கு. எல்லாருமே வந்து இந்த ஆழ துழாய்க்கிணறு போட்டுக்கிறாங்க. அ அந்தமாரி போட்டு தண்ணீய வந்து மா இந்த நகரத்துலலாம் எடுத்துக்கறாங்க. ஒரு 20 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, வந்து சென்னை போன்ற மாநகரத்தில பயங்கர தண்ணீர் பிரச்சனை வந்தது. அந்த நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, லாரி தண்ணீர் தான் எல்லாருமே புடிப்பாங்க. அந்த நகரம் ஃபுல்லாவே தண்ணீர் பிரச்சனையில இருந்தது. அப்போ வந்து இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டங்கிற ஒண்ணே இல்ல. அதற்கு முன்னாடி. அப்போலாம் வந்து மக்கள் வந்து இந்த குடத்துல தண்ணீர் வந்து வாங்கும்போது ரொம்ப அளவா பயன்படுத்துனாங்க. ஏன்னா, அது கிடைக்காத விஷயமா இருந்தது. தூக்கிட்டு வந்து வீட்ல சேமிச்சு பண்ணும்போது
ம். ம். கண்டிப்பா. ஆமா. அ. கண்டிப்பா. அத பார்த்தீங்கன்னா, ஒரு தங்கத்த உபயோகிக்கிறமாரி நான்லாம் உபயோகிச்சிருக்கேன். அதாவது என் பையன், சின்ன பையனா இருப்பான். அந்த குழந்த போய் எங்கேயும் தண்ணீல விளையாட போதுன்னு சொல்லிட்டு தண்ணீ இருக்கிற ரூம வச்சு பூட்டு போட்டு பூட்டி வைக்கிற நிலமையிலாம் இருந்தது. ஏன்னா குழந்தைக்கு தாப்பாள் எட்டும், தாப்பாள்ல தொறன்னு உள்ள போயிடுவான். தண்ணீ உள்ள விளையாடுறதுக்கு பாத்ரூம் கிட்ட. பயந்தே தங்கத்த நாங்க உபயோகிக்கிற மாரி அவ்ளோ பாதுகாப்பா வச்சிருப்போம். ஏன்னா, அந்த லாரிலருந்து தூக்கிட்டு வர கஷ்டம் எப்பிடி இருக்குன்னா, ஒரு நாள் முழுக்க அங்க போய் நின்னு அந்த ஒரு 5 குடம் தண்ணீ தான் குடுப்பாங்க, இல்ல 6 குடம் தண்ணீ தான் குடுப்பாங்க. அதுக்கு ஒரு 2 மணி நேரம் நம்ம ரோட்ல போய் நின்னு, அத தூக்கிட்டு வந்து, அத வீட்டுக்குள்ள வச்சு பாதுகாக்குற உண்மையில ரொம்ப பெரிய கஷ்டமா இரு
ஆ. ஆ. ம். ம். ஆ. ஆ. அந் ஆ. ஆ. ம். ம். ஆ. ஒரு எடுத்துக்காட்டு கூட சொல்லுவாங்க. குழாய் அடியில சண்ட வருது அப்பிடின்னு. எனக்கு முன்னாடி, உனக்கு முன்னாடின்னு அந்த அளவுக்கு வந்து தண்ணீர் பஞ்சம் இருந்தது முன்னாடி.
அது உ ரொம்ப இருந்தது. அந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா, தண்ணீக்கு எங்கருந்தோ போயிட்டு சைக்கிள்ல 2 குடங்கள்லாம் கட்டி வந்த காலம்லாம் இருக்கு. நானே போய் எடுத்துட்டு வந்தருக்கேன். அந்த சமயம் எந்த பையன் எங்க போய் தண்ணீல விளையாடுவானோன்னு பயந்துட்டு அந்த பூட்டெல்லாம் போட்டு பூட்டி வப்பேன். அதெல்லாம் நம்ம வந்து மழை தண்ணீய சேர்த்து வைக்கலாம். இந்த பேரல்ல புடிச்சு வைக்கிறது, கிணத்துலருந்த மழை தண்ணிய சேர்க்கிறது. அத மொத்த தண்ணீ கிணத்துக்குள்ள இறக்கிறது. இல்லயா! சம்ப்ன்னு சொல்றோம். இப்ப எல்லா ஃப்ளாட்டுக்களையும் அந்த மாதிரி சம்ப்புகள் தான் இருக்கு. அந்த சம்ப்ள எப்பிடியோ நம்ம லாரி தண்ணி வாங்கி ஊத்துறோம். அந்த தண்ணீயோட தண்ணீயா இந்த மழை தண்ணீயையும் சேர்த்துட்டோன்னா, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, தண்ணீ பிரச்சனை எவ்வளவோ மிச்சம் பண்ணலாம். ஒரு இப்போ ஒரு அந்த ஒரு, ஒரு 10 வீடு இருக்க இடத்துல கூட ஒரு சம்ப் இல்லாம இல்ல இந்த காலத்துல. அந்த ம்.
ம். ம். ம். ஆ. ம். இல்ல. அந்த ம். சொல்லுங்க. ம். ம். ம். ம். ம், ம். ம். ம். ஆ. ஆ அதுதான். இப்போ வந்து அந்த காலத்தில இந்தமாரி ஒரு தண்ணீர் பஞ்சம் வந்தவுங்களுக்கு தண்ணீயோட மரியாத தெரியுது. இந்த காலத்துல வந்து தண்ணீர் பஞ்சத்த யாருமே பார்க்காதனால, அவுங்களுக்கு வந்து அதோட மதிப்பு என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அப்போ வந்து தண்ணீர் பஞ்சம் மாரி ஒரு விஷயம் நடந்தா இவுங்கலாம் புரிஞ்சுக்குவாங்களா? இல்லேன்னா வந்து அப்போதைய மக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வுமாரி அவுங்களுக்கு நடத்துனா புரிஞ்சுகிட்டு மாறிக்குவாங்கன்னு நெனைக்கிறீங்களா?
கண்டிப்பா.

ம். இந்த அடுக்கு மாடி குடி இருப்புலலாம் பார்த்தீங்கன்னா, மேல ஒரு தொட்டி வந்து கசியும் சில இடங்கள்ல. சில இடங் சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, சுத்தி எல்லார் வீட்டுக்கும் தண்ணி பிரிஞ்சு போறதுல, ஒரு சிறு, சிறு ஓட்டைகள்லாம் இருக்கும். இதுக்கு வந்து இந்த குடியிருப்புக்கான அமைப்பு இருக்குல்ல? அதாவது இந்த அசோசியேஷன் வச்சிருப்பாங்க. அவங்கல்லாம் சேர்ந்து எப்படி வந்து இத வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு தடவ இந்த எல்லா பைப் லைனையும் செக் பண்ணலாமா? அது மாரி ஏதாவது செய்ய முடியுமா?
ம். ம். ம். ஆமா. ஆமா. ஆமா. இதே பெரிய ஃப்ளாட்டு்கள்ல என்ன பண்றாங்க அப்டின்னா, ஓ நெறைய வீடுகள் இருக்கும். அப்ப 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி, அவங்களே ஒரு ஆள வர வச்சு, அந்த ஆள் வந்து எல்லாரோட டேப்லயும், அதாவது மேல அ டேங்க்ல மட்டும் இல்லாம. ஒரு ஒரு வீடா போயி, ஒரு ஒரு ட டேப்பும் கரெக்ட்டா இருக்காதுன்னு செக் பண்ணுவாரு. நான் என்ன நாங்க இருந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 500 வீடு இருந்தது. 500 ப்ளாட்டு்கள் ஒரே இடத்துல இருக்கனால. அந்த அசோசியேஷன் நீங்க சொல்லக்கூடியது மூலமா அவங்க மா வாரத்துக்கு, மாசத்துக்கு இவ்ளவு கலெக்ஷன் பண்ணிடுவாங்க. ஒரு ஒரு ப்ளாட் இவ்வளோ குடுக்கணும். ஒரு ஒருத்தரா ரூ. 500 குடுங்க, ரூ. 1000 குடுங்க, ஒரு மாசத்துக்கு இவ்வளோ அப்டின்வாங்கிடுவாங்க. 6 மாசதுக்கு ஒரு வாட்டி கரெக்ட்டா வந்துருவாரு இந்த ஆள். 1ஆந்த் தேதிக்கு, 6 வது மாசம் அப்படிங்கிற பட்சத்துல, அந்த பிளம்பர் வந்து அன்னைக்கு முழு நாளுமே அங்கே தான் இருப்பாரு. 2, 3 நாள் ஆயிடும் அவங்க வேல முடிக்கிறதுக்கு. ஒரு பகல்ல மொட்ட மாடி முழுக்க செக் பண்ணுவாரு. எங்கேயாவது அ ஒழுகுதா? ஓட்டை ஆயிடுச்சா? அப்படின்னு பார்த்து, சரி அதெல்லாம் முதல்ல சரி பண்ணுவாரு. ஒரு ஒரு வீடா கதவ தட்டி, அவங்க பாத்ரூம்லயா இருக்கட்டும், வாஷ் பேஷன்ல இருக்கட்டும், எப்படி தண்ணீ சொட்டுதுங்கிற வரைக்கும் அவுங்க செக் பண்ண வச்சு, அதுக்கு அப்புறம் தான் அவருக்குண்டான அந்த சம்பளத்தையே குடுப்பாங்க அந்த 3 நாள் கழிச்சு தான்.
ம். ம். ம். ம். ம். ஆ. அ. ம். ம். ம். ம். ம். ம். ஓ! ம். ம். ம். ம். ம். ம். ம், ம். அப்பறம்
அவ்ளோ தூரம் பண்ணி தான் ஆகணும்.
ஆ. இந்த வாஷிங் மிஷின் மாதிரி விஷயங்கள பயன்படுத்துறதுனாலயோ, இல்லனா வந்து அ ஒவ்வொருத்தரோட 4 துணி, 5 துணிக்கு ஒரு வாஷிங் மிஷின் போடும்போது, இந்த மாரி தண்ணீர் வீணாகுதுன்னு நெனைைக்கிறீங்களா?
அதுவும் அது நறைய வீணாகுது. அ ஒரு சில சமயம் பார்த்தீங்கன்னா, 2 துணி, 3 துணி தான் இருக்கும். அத ஒரு அதான் ஒரு சிலருக்கு என்னன்னா அன்னனைக்கு துணிய அன்னனைக்கு துவைச்சுரணும் நினைக்கிறவங்க நெறைய பேர் இருக்காங்க. நானும் அப்படிதான் பண்ணுவேன். ஆனா, நான் அந்த சமயத்தல நான் என்ன பண்ணுவேன்னா, வாஷிங் மெஷின போட மாட்டேன். கையில துவச்சு போட்டுருவேன். ஒரு ரொம்ப நறையா இருக்கு. ரொம்ப ஜாஸ்தியா சேர்ந்துருச்சு. குடும்பத்தில இருக்கிற எல்லார்தும் நெறைய இருக்குங்கிற பட்சத்தல மட்டும் தான், நான் அந்த வாஷிங் மெஷின்னே உபயகிப்பேன். மத்த சமயத்துல, நான் வந்து வெ ஊற போட்டு துவச்சோமா கடகடன்னு ஒரு 1/2 மணி நேரத்தல துவச்சு முடிச்சர்லாம். ஆனா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க? வேணுன்டே அதுல 2 நாள். அ ரெண்டே ரெண்டு துணியா இருந்தா கூட உடனே தினோம் வாஷிங் மிஷின்ல போட்டுறது. அந்த எவ்ளோ தண்ணீ வேஸ்ட் ஆகுது? அதில வேற பார்த்தீங்கன்னா, கையில துவைகிறவங்களே கூட பார்த்தீங்கன்னா, 4 அலசுறது. 5 வாட்டி அலசுறது. அவ்ளோ இது தேவ கிடையாதே. ஒரு சாதாரணமா, எப்போதுமே எங்க அம்மா, எங்க பாட்டிலாம் எப்படி அலசுனாங்க, அந்த மாரி தான் நான் துவைகிறேன். அந்த மாரி தான் நான் அலசுறேன். அதே மாரி நம்ம மத்தவங்களும் பண்ணிட்டா எவ்வளவோ தண்ணீிய மிச்சம் பண்ணலாம்?
ம். ஆ. ம். ம். ம். ம். ஓ! ம். ம். ம். ம். ம். ம். ம். ஆமா. ம். ஆமா. ம். ம்.